கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு சின்ன வயசுலருந்தே இந்த செடி கொடிகள் மேல நெறைய ஆர்வம். அந்த எல்லா ஒரு செடி கொடி எதுவா இருந்தாலும், அது வந்து மண்ல வந்து நம்ம வேல செய்ய வேண்டிய ஒரு சூழல் தான் பெருவாரியான நாட்கள் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த அந்த மண்ல அது அந்த பள்ளம் தோன்றபா தான் இருக்கட்டும், இல்ல த தண்ணி ஊத்துறதுக்கு வசதி பண்றதா இருக்கட்டும், அந்த மாரியான நாட்கள்ல வந்து என்னைக்குமே நான் செருப்பு போட்டே நடக்க மாட்டேங்க. அந்த மண்ணுல காலை ஊணி அப்டி அது நிக்கும்போது தான் ஏதோ ஒரு சக்தியே நமக்கு கெடைக்குது அப்படிங்கிறதே எனக்கு என்னால உணர முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். ம்.
ஓ! ஆமாங்க. ம். சிறப்பு! சிறப்பு! சிறப்புங்க! அதாவது வந்து செருப்பு இல்லாமல் மண்ணில் நடப்பது சிறப்பு. ஆ. அருமை! அருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அந்த வாய் அது வந்து ஒரு மருத்துவ ரீதியா நல்லதுன்னு சொல்றாங்க.
ம், <chuckles> ஆமாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, அ உடம்பு பூர மண்ணை பூசிக்கிட்டு உட்கார்ந்தது ஒரு ஒரு செக்ஷனாவே போயிட்டிருக்கு. கேட்டா ஹீலிங் செக்ஷன்னு சொல்லுவாங்க. இத தானயா நாங்களும் பண்ணிட்டுருந்தோம். நீ இன்னைக்கின்னே அத போய் ஒரு செக்ஷனா கூட்டு வந்து எடுத்து வச்சுருக்கே. எங்க கூட வா, வயல்ல வேலை செய் அதில கெடைக்காத ஒரு சத்தா இதில கெடைச்சிர்ற போகுது அப்டின்னு இருக்கும். சரி போ. அது
<laughs> <laughs> சரியா சொன்னிங்க, அ. மேலல்லாம் மண்ணை பூசிக்கிட்டு அதுக்கு ஒருத்தர போய் குடுக்குறாங்க. அ.
ஆமாங்க. ஆ அதுதான் அது போட்டு வெளையாட்றது ஒரு இது, இப்போ அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி நான் மொத மொதல்ல எங்கே வந்து அந்த மண்ல வந்து ரொம்பவும் ஊறி இந்த மண் வாசனை எனக்கு வந்தது அப்டின்னா, எங்க வீட்டு எதிரில நெறைய காலி இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி நாங்க விளையாடுறதுக்காக ஒரு தடவை அந்த மண்ணை வந்து சர் சமம் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, வேற ஒரு இடத்துலருந்து நல்ல பள்ளம் தோண்டி அந்த மண்ணை எடுத்து வந்து இந்த எ ம இடத்தை சமம் பண்ணலான்னு சொல்லி நோண்டுனோம். என்னோட என்னுடைய தோள்பட்டை அளவுக்கு நல்லா ஆழமா மண்ணு வந்து நான் நோண்டுனேன், அப்ப தான் அதாவது இதுவரைக்கும்
சொல்லுங்க. அப்டிங்களா? சரிங்க. ஓ! இது எந்த வயசுலங்க இது?
இது இருக்கும். அ உதாரணமா ஒரு 2005ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எ அப்பன்னா ஒரு 6வது, 7வது அந்த மாரி படிச்சிட்ருப்பேன்.
ஓ! சரிங்க. சரிங்க.
அப்போ, அப்ப அந்த மாரி நோண்டுறப்ப தான், அத நம்ம எப்பவும் கையில எடுத்து முகர்ந்து பார்க்க மாட்டோம் மண்ணை. அப்டி இல்லைனா அந்த மழை பெய்யும் காலத்தில நமக்கு அந்த மண் வாசனை அதுவே வரும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா
ஆமா. ஆமா. மண்ணு மழை பெய்து மண்ணோட வாசன அது கெளப்பி விடும். ம்.
ம், ஆமா. அது ஒரு அருமையான ஒரு சந்தோஷத்த தரும். அப்டி இந்த மாதிரி ஒரு மண்ணு வந்து நெறைய மண்ணு வேணும் அப்டிங்கிறதுக்காக நான் தனியா தான் நோண்டிட்டு இருந்தேன். எனக்கு அவ்ளோலாம் ஆழம் போகணும் போகக்கூடாதுன்னுலாம் கூட தெரியாது. ஆழமா எடுத்து நோண்டிகிட்டே இருக்கும்போது அப்பதான் அதாவது கிட்டத்தட்ட நம்ம குனிஞ்சு வேலை செய்யும்போது நம்ம மண்ணுக்கு அடியில தான் இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் அது. அப்போ
சரிங்க. சரிங்க. ஓ! அதாவது உங்கள சுத்தி நீங்களே ஒரு குழி தோண்டிகிட்ட மாரி.
ஆமா. அப்டிதான் குழிக்குள்ளே தான் நின்னு தோண்டி தோண்டி நான் மேலே எடுத்து போடுவேன், அப்புறம் எங்க அண்ணா எல்லாரையும் எடுத்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயி, அந்த வெளையாட்டு எடத்தை வந்து சரிம சமம் பண்றதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க.
ஓ! அதாவது கிரிக்கெட் காங்களா?